இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணும்போது, புதுசா பண்ணும் போதோ இல்ல, அனுபவத்துல பண்ணும் போதோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்விளைவுகள்ன்னு 1 இருக்கும். அது நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். அது வந்து அப்படி நல்லதா முடிஞ்சா நமக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. சில நேரத்தில வந்து அது கெட்டதா, ஏதா ஆபத்துல கொண்டு போய் கூட முடியலாம். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா விஷயத்துக்குமே இது ந உ அ எல்லாத்துக்குமே உ இது வந்து எப்படி சொல்றது? எல்லா விஷயங்களுக்குமே நல்லது, கெட்டதுன்னு 1 இருக்கு. அதாவது யா நி நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அதாவது ஆபத்து. அந்த மாதிரி ஆபத்த வந்து நம்ம எவ்வளவு ஏற்கணும்? அதாவது நமக்குன்னு ஒரு கேபாசிட்டி இருக்கும். இவ்வளவு தூரம் நம்மால தாங்க முடியும், இதுக்கு மேல நம்மலா தாங்க முடியாது, அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஆபத்துக்கள வந்து நீங்க எப்படி தீர்மானிக்கிறீங்க? அத எவ்வளோ அளவுக்கு உங்களால தாங்க முடியும்? அதைப் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
கண்டிப்பா. ரொம்ப அருமையாவே கேட்டீங்கங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப ஆபத்துன்றது வந்துட்டு, நெறைய இடங்கள்ல வந்துட்டு நெறைய விஷயங்கள்ல வந்துட்டு நம்மளுக்கு முன் உதாரணமா இருக்கும். ஏனா அந்த விஷயத்த, நான் இப்ப ஒரு விஷயம் செய்ய போறேன்றப்ப அதுல என்ன ஆபத்து இருக்கும்? அத நம்மளால செய்ய முடியுமா? முடியாதான்றத கண்டிப்பா யோசிப்போம், முன்பே. அ அப்படின்றப்போ அ அதுல ஆபத்து இருக்குன்றப்ப தெரிஞ்சுமே வந்துட்டு அந்த விஷயத்த வந்துட்டு செய்யலாமா, வேணாமான்றத யோசித்து கொண்டே நின்னுகிட்டு இருப்போம். அப்ப, "அந்த விஷயத்த நம்மளால செய்ய முடியும். அதனால ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் பாத்துக்கலாம்" அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தோட போய் அந்த விஷயத்த செய்யறோம்னா, அந்த ஆபத்துல அ என்னென்ன இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுகிட்டோம் முன்கூட்டியே அப்படின்றப்ப, அந்த ஆபத்த வராத அளவுக்கு நம்ம வந்துட்டு செய்யலாம். ஒரு விவரத்தோட, ஒரு ஆற்றலோட நம்ம வந்துட்டு அந்த விஷயத்த செஞ்சோனா கண்டிப்பா அந்த விஷயத்த நம்மளால செஞ்சு வெல்ல முடியும், அப்படின்றத அந்த ஆபத்த வந்துட்டு, பயத்த வந்துட்டு போக்கிவிட்டு செஞ்சோனா கண்டிப்பா செய்ய முடியுங்க, அந்த விஷயத்த. அப்ப பா ம்.
ம். ஆமாங்க. கண்டி கண்டிப்பா. ம். ஆ. ம். ம். ம். அருமையா சொன்னீங்க. இப்போ என்னுடைய இது என்னன்னா, இப்ப நீங்க சொன்னதுல வந்து ஏதாவது உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஒரு விஷயங்கள பண்ணியிருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்குதா?
கண்டிப்பாங்க. இப்ப நான் வந்துட்டு வண்டில செல்லும்போது, ஒரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு, ஒரு அவசர நேர காலங்கள்ல போறன்னா, அப்ப எனக்கு வந்துட்டு வாகனத்துல செல்லும்போது, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வேகமா செல்ற மேரி சூழ்நிலைகள் தான் இருக்கும். அப்ப அந்த இடத்த நான் போய் சென்று அடையறதுக்கு நான் வேகமா சென்று சென்றால் மட்டுமே, அந்த நேரத்துக்கான நேரத்துல, நான் வன்ட்டு போய் சேர முடியுன்றதுக்காக, நான் வந்துட்டு யோசித்து கொண்டு நான் போயிட்டுருப்பேங்க, வேகமா. ஆனா அந்த இடத்தில ஆபத்து வரும்ன்றது வந்துட்டு, தெரிஞ்சு நான் வந்துட்டு, அந்த ஒரு 2 நிமிஷம் தான் யோசிச்சிருப்பேன். ஆனா என்னால இது முடியுன்றத செஞ்சு முடிச்சுருவேன். அந்த மாரி நேரத்துல, எனக்கு ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, இல்ல நம்ம போய்தான, வேற வழி இல்லன்ட்டு, வேகமா போயி, ஒரு இடத்துல வன்ட்டு விழுந்துட்டேன். ஆக்சிடெண்டே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதுலே அ 2 வீலர்‌ல. அப்ப எனக்கு வந்துட்டு, இதுலேருந்து ஒரு க பாடம் கற்றுக்கொண்டது என்னனா, "இதுல ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும், இந்த வேக பயணம் வந்துட்டு, உயிரை வந்துட்டு பாதிக்கும்ன்றது தெரிஞ்சும், நான் அந்த விஷயத்த செஞ்சுட்டேன். இது எனக்கு ஒரு பெரிய ஆபத்த விளைவிச்சிடுச்சு." அப்படீன்றப்ப, அடுத்த வாட்டி நான் இந்த வந் விஷயத்த செய்யக்கூடாது. இது பெரிய பயங்கரமான, ஒரு ஆபத்தான செயலு. இத நான் இனிமே செய்யக்கூடாது. இது நமக்கு வன்ட்டு ஒரு அடிப்படை அனுபவமா எடுத்துக்கணும். இத இதுக்கப்புறம், நம்ம வாழ்க்கைல கண்டிப்பா செய்யக்கூடாதுன்னு, நா தெரிஞ்சுகிட்டங்க என் அனுபவத்துல, ஒரு ஆபத்த வச்சு.
சரிங்க. ஆ. சரிங்க. ம். 2 2 வீலர்‌ல போனீங்களா? ஆ. ஆ. ம். ம். ம். அ. அ கரெக்ட்டா சொன்னீங்க. அதாவது இப்ப டூவீலர்‌ல, நம்ம பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு அதுல வந்து வண்டி வண்டில வந்து கெ கெபாசிட்டி குடுத்திருப்பாங்க. என்ன குடுத்திருப்பாங்க? 120, 140 கிலோமீட்டர் வரைக்கும் அது போகக்கூடிய கெபாசிட்டி உள்ளதுன்னு குடுத்திருப்பாங்க. ஆனா மன் நம்மளால எவ்வளவு கெபா அதாவது நம்ம எவ்வளதான் வந்து ஒரு திறம்பட நம்ம வந்து வண்டி ஓட்டுனாலுமே, அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்.
அ. கண்டிப்பாங்க. உண்மைதாங்க.
அதுக்கு மேல போகும்போது பார்த்தீங்கன்னா. நம்ம கண்ட்ரோல இழக்குறோம். அப்டிங்கிறப்ப அந்த விதமான உயிருக்கு பா ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து பெரிய லெவல்ல, அதாவது வண்டி ஓட்டணும். அது ஒரு லைட்டா ரிஸ்க் தான். ஏன்னா நம்ம எதுத்தாப்புல வரவங்க வந்து எப்போதுமே கரெக்ட்‌டா வருவாங்கன்னு சொன் நம்ம என்ன தான் கரெக்ட்‌டா ஓட்டினாலும் எலுத்தால எதுத்தாப்புல கரெக்ட்‌டா ஓட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது.
ம். கண்டிப்பாங்க.
அதுவும் வண்டி ஓட்டுறதே ரிஸ்க் தான். இருந்தாலும் அந்த ரிஸ்க்‌ல வந்து நம்ம அதிகபட்ச ரிஸ்க்‌க்கு போக்கூடாது. அருமையாக சொன்னீங்க! அதாவது அதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டேன் அப்டிங்கிற மாரி சொன்னீங்க. வேறு ஏதாவது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதாவது நீங்க ரிஸ்க் எடுத்துருக்கீங்களா? அதாவது உங்க வீட்டுல படிக்கும்போது இப்போ கல்லூரி படிப்பு வந்து இந்த படிப்பு வந்து அ இது வேணாம்ன்னு கூட வீட்டுல சொல்லியிருப்பாங்க. இல்ல நான் ரிஸ்க் எடுத்து நான் இது இல்ல நான் இத ப ட்ரைப் பண்றேன். அப்படின்ற மாரி எதாவது ஒரு உங்க வாழ்க்கைல அனுபவம் இருக்குங்களா?
ஆமாங்க. கண்டிப்பாங்க! உண்மையா சொல்லணும்னா. அ என்னோட வாழ்க்கை பருவத்துல கல்லூரி நேரங்கள், பள்ளிகள் நேரங்கள்ல, பள்ளிகள் முடித்து விட்டு நான் வந்துட்டு 12 வகுப்பு தேர்ச்சி பெற்று பி.காம் வந்துட்டு எடுக்கறதுக்கு ஒரு இது பண்ணிருந்தங்க. ஆனா, எங்க வீடுகள்லையும் சரி. குடும்பத்தினர்கள் அ உறவினர்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு குழப்பத்தின் அடிப்படைல என்ன வந்துட்டு மாற்று கருத்து ஏற்படுத்திவுட்டுட்டாங்க. "இது படிச்சன்னா உனக்கு வாழ்க்க சரி வராது. அ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆபத்த விளைவிக்கும். இது வேணாம் உனக்கு. அ நீ இதுமேரி படிச்சனா நல்லா மேல்நோக்கி ஒரு இடத்துக்கு வரலாம்" அப்டின்ட்டு. ஆனா, லா ச நானும் அவங்க சொல்றத கேட்டுட்டு அந்த பி.காமையும் வந்துட்டு செலக்ட் ஆகியும் நான் வந்துட்டு வேணான்னு விட்டுட்டு. இவங்க சொன்னத கேட்டுட்டு நான் போய்ட்டு டிப்ளமோ 10 வகுப்பை வச்சு சேர்ந்தங்க. ஏன்னா, என்னோட 12 வகுப்பு அத 11 வகுப்பு வந்துட்டு அக்கவுண்டன்சி காமர்ஸ்ல உள்ளதுங்க. அதனால, அது என்னால எடுக்க முடியாது. அதனால 10 வகுப்பை வச்சு நான் ப 1 வருடத்துல இருந்து நான் வந்துட்டு படிக்க ஏற்தேன். அ அப்ப வந்துட்டு டிப்ளமோ முடித்து விட்டு நான் நல்ல விதமா போயிடலாம் படிச்சிடலாம் பார்த்துடலாம் அப்டின்ற மாரி ஒரு சில விஷயங்கள செஞ்சிடலாம்னு முன் வந்தங்க. அதுல எனக்கு என்ன ஆபத்த விளைவிச்சதுன்னா, அ இந்த மின்சாரம் சம்மந்தமா படிக்கலாம்னு முயன் முயன்று வரும்போது எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. அப்போ தான் கத்துக்க போறேன்.
ம். சரிங்க. ம். அ. ஆ. ஆ. ம். சரிங்க. அ. சரிங்க. ம். மின்சாரம்னா, இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாவுங்களா?
ஆமாங்க எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது! இப்ப தான் கத்துக்க போறேன். ஆனா, என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு வேற ஒரு இது இடம். ஆனா, அத விட்டுட்டு நான் இங்க வந்துருக்கேன். இதுல எனக்கு ஒரு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாம நான் எப்டி ஒரு விஷயத்த செய்ய போறேன் அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு வந்துட்டு ரொம்ப ஒரு ஆபத்த வந்துட்டு அ ஆபத்தை வந்துட்டு விளைவிக்கக்கூடிய இடங்கள் இது அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. கண்டிப்பா வந்துட்டு ஒரு மின்சாரம்ன்றது ஒரு விஷயத்த நான் செய்ய போறனா அந்த இடங்கள்ல நெறைய பேர் வந்துட்டு உ உயிரிழந்து இருக்காங்க இல்லைங்களா? அப்ப வந்துட்டு எனக்கு அந்த தைரியத்த எனக்கு குடுக்கல. ஏன்னா, நான் நெனச்சது வேற ஒண்ணு படிக்கணும்னு இந்த இடத்துல நான் வேற ஒண்ணு எடுத்துட்டேன். இது மூலியமா எனக்கு ஒரு பயங்கள் வந்துருச்சு. பயங்கள் வந்துருச்சுடுறப்போ என்னால ப அ அப்போ வந்துட்டு நான் சரி இதெல்லாம் பார்த்தா நம்ம வாழ்க்கைல முன்னேற முடியாது. எடுத்துட்டோம்! காசு கொட்டி படிக்க ஆரம்பிச்சுட்டோம்! இந்த காசு வீணா போயிட்டு. பெற்றோர்கள் கவலைப்பட ஆரம்பிச்சுருவாங்க. அவங்கள அந்த கவலைக்கு இடத்துக்கு நம்ம எடுத்துட்டு போகக்கூடாதுன்ட்டு. முன் உதாரணம் வந்து நான் வந்துட்டு இருக்கணும் ஒரு சிலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எ இறங்க ஆரம்பிச்சுட்டேங்க பார்த்துரணும் நம்ம எதா இருந்தாலும். அப்டி தான் எல்லா விஷயத்திலயும் முடிச்சு வந்தேன்.
சரிங்க. ம். அ ஒரு ப பதற்றம். பயம். ஆ. ம். ஆமாமாமா. சரிங்க. அ. அப்புறம் என்ன ஆச்சுங்க? ம். அ. ஆமா கண்டிப்பா. ம். சரிங்க. ஏன்னா இப்போ, இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அதாவது லெவெந்த், ட்வெல்த்துல வந்து நீங்க காமர்ஸ். அந்த பாடத்திட்டத்தின் படி படிச்சுருக்கீங்க. ஆனா அந் பொதுவா பார்த்தீங்கன்னா அந்த டிப்ளோமோல ஒண்ணு வந்து பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு அ வந்திருப்பாங்க. இல்லைனா அந்த பனினொன் 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அந்த எலக்ட்ரிக்கல் சார்ந்த படிப்புகள் கூட சில பேர் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து மாணவர்கள் உதவி செஞ்சாங்களா? இல்ல ஆசிரியர்கள் வந்து, "பரவால்லப்பா எ ஒண்ணும் பிரச்சன இல்ல. நீங்க காமர்ஸ் படிச்சுருந்தாலும் இங்க இருந்து புதுசா கத்துக்கலாம்" அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் பேசிக்ல இருந்து எதாவது கத்துக் கொடுத்தாங்களா?
அ. ஆமாங்க. கண்டிப்பாங்க. எனக்கு வந்துட்டு நிறைய ஊக்கத் தொகை அதாவது, எப்பிடி சொல்றன்னா, ஊக்குவிக்கிறது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு பண்ணாங்க எனக்கு இடையே. ஏன்னா, அந்த ஊக்கம் வந்துட்டு எனக்கு நிறைய விஷயங்களை மேன்மை படுத்துனுச்சு, அடுத்த அடுத்த விஷயம் கத்துக்கலான்னு ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டிக்கிட்டே இருந்துச்சு. அ அதுமாரி பண்ணேன், இதுமாரி கவலைகளோட நிறைய பேர்ட்ட போயிட்டு சொன்னேன் வருந்துனேன். அப்போ வந்துட்டு இதுமாரி தான் என்ன வந்துட்டு ஊக்கப்படுத்திகிட்டே இருந்தாங்க. பயப்படாத! இது உன் வாழ்க்கை வந்துட்டு இப்ப கவலைக்கு இடமா ஆக்கிராது. இதுவும் உன் வாழ்க்கையில வந்துட்டு ஒரு தருணம் தான். இது ஒரு மேன்மையான இடத்துக்கு கண்டிப்பா கொண்டுட்டு போவோம். இதுமாரி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ அத பத்தில்லாம் பயப்படாத! அப்பிடின்னு சொல்லி ரொம்ப ஊக்குவித்து என் பயத்த வந்துட்டு வெளியேற்றி அ இதுமாரி தான் இருக்கணும், இதுமாரி தான் பண்ணனும் ரொம்ப ஊக்குவித்து என் பயத்த வந்துட்டு சுத்தமா வெளியாக்கிட்டாங்க. அது வந்துட்டு, ஒரு ஆபத்துல வந்துட்டு விளைவிக்காது. மின்சாரன்றது வந்து நம்ம கரெக்ட்‌டா இருந்து ஒரு கம்ஃபர்டபிள் ஜோன்ல வந்துட்டு இருந்து, எந்த விதக்கும் பாதிப்பு இல்லாம நம்ம நம்ம கவர் பண்ணிக்கிட்டு செஞ்சோன்னா, இந்த விஷயத்த நீ சரியா செய்யலாம் ரொம்ப ஊக்குவித்தாங்க என்ன.அதுல இருந்து என்னோட ஆபத்தும் பயமும் வந்துட்டு வெளியாக ஆரம்பிச்சுருச்சு. தேவ இல்ல இதுக்கப்பறம், நம்ம வச்சுக்க கூடாது மனசுல அப்பிடின்னு.
ம். ஆ. ஆ. ஆ. ஆ. ம். ம். ஆ. அ அதாவது அருமையா சொன்னீங்க. அதாவது என்ன ஒரு விஷயன்னா, எந்த ஒரு விஷயமே அடிப்படையில இருந்து நம்ம கத்துக்கிட்டு பண்ணம்னா, நமக்கு அதில இருக்க பயம், பதட்டம், போயிரும். நம்ம ஒன்னுமே தெரியாம, அந்த அரை குறைன்னு சொல்வாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு தெரியாத விஷயத்த போய் பண்ணும்போது தான் நமக்கு வந்து, அத பத்தி ஒரு புரிதல் இருக்காது. அப்பிடி பண்ணும்போது நீங்க சொல்லும்போது மின்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா பண்ணணும். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் சாதாரணமா பார்த்தீங்கன்னா, நம்ம செருப்பு கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செருப்பு கூட அந்த கரண்ட் அந்த கடத்தாத வகையில மாறி ஒரு நல்ல செருப்பு போடணும். தண்ணீர் வந்து படக்கூடாது. அப்பிடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க. ம்.
கண்டிப்பாங்க. ஆமாங்க. பை தாங்க, பை தாங்க.
அப்புறம் இதில பார்த்தீங்கன்னா, இதில ப பள்ளி இது இந்த ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க படிச்சிட்டு முடிச்சிட்டீங்களா? கல்லூரி படிப்ப.
அ அது முடிச்சுட்டேங்க. டிப்ளமோ முடிச்சு, பர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் அளவுக்கு நான் எடுக்கணுனு கண்டிப்பா எடுத்து காட்டுறேன்னு, எடுத்து காமிச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த டிப்ளமோ முடிச்சுட்டு எனக்கு சரியான்ற ஒரு கல்வி வந்துட்டு, ஏற்றமாரி ஒரு வேலைவாய்ப்பு வந்துட்டு எனக்கு கிடைக்கல. அப்போ அதனால எனக்கு 1 வருடம் வீணா போயி, அதுல ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு பயம் ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. இது வந்துட்டு ஒரு ஆபத்த ம் அ "ஆபத்தில போய் நம்ம சேர்ந்துட்டோாமோ! பர்ஸ்ட்டு நினச்சது சரியாகிடுச்சோ!" அப்பிடின்றமாரி ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய அந்த ஆபத்த வச்சு. அப்போ எனக்கு இத விட்டுட்டோம் இது வரைக்கும் விட்டுட்டோம், விட்டுருவோம், பார்த்துப்போம் அடுத்த விஷயத்த அப்பிடின்னு சொல்ட்டு, இன்னக்கி நம்ம அத நினச்சு கஷ்டப்பட்டோம். காச பத்தி யோசிச்சோனா, நாளைக்கி பெரியாளா ஆகி 4 பேர் நம்ம நல்லது செய்ய முடியாது. பெற்றோர்கள பார்த்துக்க முடியாது. எதையும் குடும்பத்தை வந்துட்டு நேர்ந்துட்டு நம்ம செய்ய முடியாது அப்பிடின்னு யோசிட்டு, இன்னக்கி கஷ்டத்த பார்க்காம அடுத்து ஒரு டிகிரி நம்ம பண்ணோன்டு பி டெக் எடுத்து படிச்சி முடிச்சிட்டு, இப்போ வந்ட்டு ஃபைனல் இயர் வந்ட்டு பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கடைசி வருடம் இதையும் முடித்து விட்டு நல்ல விதமா போணுன்னு, ஒரு பயம் இல்லாம எந்த விதத்திலும் ஆபத்து நமக்கு நேரிடாது. கண்டிப்பா நம்ம செய்யலாம். இதுலருந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம் நம்மன்னு. மேல நோக்கி போறதுக்கு படிகள் எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறேங்க.
சூப்பருங்க. ஓ! தப்பான இது ம். ம், ம். அச்சச்சோ! ம். ம். ஆ, ம். சூப்பர், சூப்பருங்க. சூப்பர்ங்க. அதாவது அருமையா சொன்னீங்க. ஒரு விஷயம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு புடிச்ச பாடம். அதாவது நீங்க 12ம் வகுப்பு வரைக்கும் படிச்சது, அந்த காமர்ஸ் பாடத்திட்டம். ஆனா, வீட்ல இருக்கிறவஙு்க வந்து, தொழிற்கல்வி படிச்சா, அது கொஞ்சம் சீக்கிரம் வேலை வாய்ப்புக்கு வந்து, சீக்கிரமா வேலை வாய்ப்பு, ஒரு நல்ல சம்பளத்தோடு கிடைக்குங்கற அந்த அணுகுமுறையில, உங்கள வந்து டிப்ளமோ படிக்க சொன்னாங்க.
ஆமாங்க. ஆமாங்க.
ஆ அப்புறம் டிப்ளோமோவும் எப்டியும் உங்களுக்கு பிடிக்கல. ஆனா, எப்பிடியோ போயி படிச்சு நல்ல மதிப்பெண் பெற்று வெளில வந்துடீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த அதாவது தொலைநோக்கு பார்வையோட ஆ B.Tech படிக்க ஆரம்பிச்சிடீங்க. படிச்சி அதில ப பைனல் இயர் வரைக்கும் அற்புதமா வந்துட்டீங்க பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த ரிஸ்க்கு அப்டினு நினைச்சி நம்ம பண்ணாம விட்டோம்னா, நம்ம வந்து எப்படி சொல்றதுனா, நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வழிய நம்ம நம்மளே தடை போடுற மாரி ஆயிடும்.
கண்டிப்பாங்க.
அது வந்து நீங்க அத அந்த இத ஏத்துக்கிட்டீங்க, பாருங்க. பரவால்ல, நமக்கு இது தான் வந்து, அடுத்த க நமக்கு நமக்கு கிடைச்சது இது தான். அப்டிங்கற மாரி, அதில வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது சில பேர் பண்ணமாட்டாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க, "எனக்கு புடிச்சத தான் நான் பண்ணுவேன். அ வீட்ல இருக்குறவங்க சொல்றதுகாக நான் பண்ணணுமா?" அப்டிங்கற மாரி என்ன பண்ணுவாங்க? 1 அந்த படிப்ப பாதியோட நிப்பாட்டி இருப்பாங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஆனா, அது மாரி இல்லாம நீங்க வந்து, அ ஒரு நல்ல ஒரு முடிவ, அந்த வ வயசுல எடுத்தீங்க, பாருங்க. அது உண்மையாவே நல்லது. இது வந்து வாழ்க்கையில உங்களுக்கு அடுத்த, அடுத்த கட்டத்த நோக்கி நகரதுக்கான ஒரு அனுபவத்த குடுக்கும்.
உண்மைதான். கண்டிப்பாங்க.
வேறு ஏதாவது இந்த பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து ஏதாவது ஆபத்து விளைவிக்கிறமாரி, ஏதாவது இப்ப உங்கள்ட்ட எதா பணம் கொடுத்து வச்சிருந்தோ! இல்ல, அந்தமாரி ரிஸ்க். இப்ப வந்து, ஒருத்தங்க வந்து, 1 ரூ. 10,000, இதுல்ல ரு. 5,000 ரூவா பணத்த குடுத்து வச்சி, இத வச்சிருப்பா! அப்பிடின்னு சொல்லி, அதுனால ஏதாவது ஒரு பிரச்சனைகள சந்திச்சிருக்கீங்களா? அந்தமாரி ரிஸ்க் ஏதாவது எடுத்து இருக்கிறீங்களா?
கண்டிப்பாங்க. இப்ப, ஒரு சில நேரங்கள்ல குடும்பத்தினரோ, இல்ல, உறவினர்களோ ஏதோ ஒரு நேர, காலத்துல அது சரியா ஞாபகம் இல்ல. அந்த நேரத்துல வந்துட்டு, என்ட்ட வந்து பணத்தை கொடுத்துவிட்டு, பத்தரமா வச்சிக்க, நான் பின்பு வாங்கிக்கிறேன். என்ட்ட இருந்தா செலவு ஆயிடுனு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த நேரத்துல நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். "சரி, உதவிகரமா கேக்குறாங்களே! நம்மள்ட்ட" அப்பிடின்னு ரொம்ப வழுக்கட்டாயமா கேட்ட உடனே, சரின்டு வாங்கி வைத்து கொண்டேன். அப்ப, அ அந்த விஷயத்த வை வச்சிருக்கேன் நானே! எனக்கு வந்துட்டு ஒரு பயம். எங்க வச்சேன்றது 1 3 நாள், அ 1 வாரம், 1 1/2 வாரம் கழிச்சு வந்து கேக்குறாங்க என்னை. நான் அப்ப, நான் எங்க வச்சேன்றத மறந்துட்டேன். "ஐயோ! எங்க போச்சேன்னு தெரியலயே!". அவுங்க உடனே வந்துட்டு, ஆச்சா, பூச்சான்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அ கோவத்திலயும், பயத்துலயும். ஆனா, அது இருந்த இடத்துலே தான் இருந்துருக்கு. அவ்ளோ தேடியும் கிடைக்கல. அந்த நேரங்கள்ல ஒரு பதட்டத்தினால கிடைக்கல.
ம். ஆ. ஆ. ஆ, ஆ. அச்சச்சோ! அய்யயோ! ம். ம். ஆ, எங்க வச் ஆனா, நீங்க ஏதோ செலவு பண்ணிட்டமாரி, அவுங்க வந்து ஒருமாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க.
அ ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு டக்குனு கையில கிடச்சவுடன, கண்ணால பார்த்த உடனே, டக்குனு எடுத்து நான் குடுத்துட்டேன். "இனிமே இந்த வேல வச்சுக்காதீங்க! இது எனக்கு ஒரு பெரிய ஆபத்தாவே நேர்ந்துருச்சு. சித்தி உங்களால. ஒண்ணு நீங்க வந்துட்டு, நான் வேணா, வேணான்னு சொல்லி, என்ட்ட கொடுத்துட்டு போனீங்க. இது எனக்கு இனிமே சரி வராது." இனிமே யார் வந்தாலும் இதுமாதிரி நம்ம நோ நோ நோன்னு தான் வந்துட்டு சொல்லணும். என்னால முடியாது. இல்லன்றத தான் சொல்லணுன்றத அந்த ஆபத்துலேருந்து உணர்ந்து கற்றுக்கொண்டேங்க. அத வந்துட்டு ஏற்கணுமா! ஏற்கக்கூடாதா! இனிமே வரும் கால கட்டத்துலன்றது தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஆ. ஆ. சூப்பருங்க. அதாவது பண விஷயம் பார்த்தீங்கன்னா வச்சிக்கங்களேன்! நிறைய விஷயத்தில அது வந்து பகைய உண்டாக்கும். நம்ம என்னதான் வந்து கரெக்ட்டா இப்ப பாருங்க நீங்க அந்த சொன்ன உதாரணத்திலேயே பாருங்க. அதாவது என்னாச்சு நீங்க, நீங்க வந்து எந்த விதமும் பண்ணல. மறந்துட்டீங்க. இருந்தாலும், அந்த இடத்தில அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர உண்டாக்கிருச்சு பார்த்தீங்களா?
கண்டிப்பா. இதாங்க.
ஆ ஆனா இதில இருந்து நீங்க ஒரு உங்களுக்குன்னு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும். அடுத்தவங்க பணத்த வாங்கி வைக்கக்கூடாது, அந்த மாதிரில்லாம் வந்து ஒரு
இதானே!
ஆமாங்க. அதாவது அழகா சொன்னீங்க. அதாவது கல் ஸ்கூல் முடிச்சிட்டு வ கல்லூரிக்கு போன அந்த க இது எந்தமாரி ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்த எவ்ளோ ஆபத்துன்னு தெரிஞ்சு, அத உணர்ந்து அத பண்ணி, ஆனா அது ஒரு நல்ல விதம் தான். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா, அடுத்த கட்டமா ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கான இது ஒரு வாய்ப்ப அரு அ உருவாக்கிக் கொடுத்துச்சு. ஆ இந்தமாரி வந்து அந்த பண விஷயம் பத்தியும் சொன்னீங்க. இதெல்லாம் வந்து உங்க வாழ்க்கையில வந்து இந்த ஆபத்து எல்லாம் இருக்கு. அப்பிடிங்கிறதுக்கு ஒரு அனுபவத்த கத்துக் கொடுத்துச்சுன்னு சொல்லாங்களா?
கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க.
ம். அதாவது உங் உங்களோட அனுபவங்கள் எல்லாம் என்ட சொன்னதற்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி.
ரொம்ப மிக்க நன்றிங்க. உங்க கூட பகிர்ந்து கொண்டதிலும் மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க.